சரியான காமெடிங்க <laughs> நான் வந்து, வந்த புதுசுல என்ன பண்ட்டோம், அப்பல்லாம் வந்து வீட்டுக்கு வீடு தண்ணீ வராதுங்க. ஒரு ஒரு இடத்தில தண்ணி போய் தான் தூக்கிட்டு வர்றமாரி தான் இருந்துச்சு, அதாவது குடிக்கிற தண்ணி மட்டும். அப்ப என்ன ஆச்சுங்க, நாங்க வந்து தண்ணி பிடிச்சிட்டு வச்சிட்டு இருந்தேன். நான் வந்து எனக்கு தூக்க தெரியாதுங்க. தண்ணி அவ்வளவா இடுப்பில வச்சு தூக்க தெர்ல. நான் என்ன பண்டேன் தண்ணி தூக்கி வச்சிட்டு, எங்க வீ எ என்னோட கணவர் வந்து கொஞ்சம் தூரத்தில இருந்தாரு. நான் என்ன சொல்ட்டேன், ஏனுங்க அப்பிடினு சத்தமா கூப்பிட்டேன். அங்கெல்லாம் அப்பிடி தானங்க பேசுவாங்க. இப்ப வந்து என்னுடைய பா என்னோட பேச்சு எல்லாம் மாறிருச்சு. அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கனா, அப்பிடியே அந்த கொங்கு பாஷைய தான் பேசுவேன், ஏனுங்க இங்க வாங்க கொஞ்சம் தண்ணீ எடுத்துட்டு போங்க அப்பிடினு சொல்லி சொல்லிட்டு. அவ்ளோ தாங்க எல்லாரும் செம சிரிப்புங்க, ஏ, ஏனுங்க, ஏனுங்கனு அந்த பசங்க எல்லாம் சின்னப் பசங்க, கொழுந்தனாரு எல்லாம் சின்ன, சின்ன பசங்களா இருப்பாங்க அப்பல்லாம் இப்பலாம் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஓட்டுதுக, அண்ணி, ஏனுங்க அண்ணி அப்பிடிம்பாங்க. அந்த ஏனுங்க மட்டும் பார்த்தீங்கனா பயங்கர பேமஸ் இப்ப வரைக்கும் சில நேரம் அவனுங்க நல்ல மூட்ல இருந்தாங்கனா ஏனுங்க அண்ணி அப்பிடிம்பாங்க, டேய் ஏன்டா? அப்பிடின்னு அது மாதிரி நிறைய
ஓ! சரிங்க. சரிங்க, ஆ சரி. புரியுது. ஆ, புரியுது, ஆ. ஓ! சரி. <laughs> ஆ. ஆமாமா ஆ புரியுது, புரியுது. அழகா பேசுறீங்க ம். <chuckles> சரி, புரியுது, புரியுதுங்க. ம். <laughs> ஆ. <chuckles> கண்டிப்பா. அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான தருணும்ல, அவுங்க நம்மள கலாய்க்கிறாங்க, இருந்தாலும் அதெல்லாம் ஒருக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியா எடுத்துக்கிற ஒரு நேரமா இருந்திருக்கும்ல, உங்களுக்கு.
ஆமாங்க, அப்புறம் என்ன பண்ணிட்றது, ஆ என்றா, அப்பிடினு வேற சொல்லிருவேன் <chuckles> அ, எங்க வீட்டுக்காரர் என்னது என்றா! ஒன்றா! என்னப்பா இது.
<laughs> <laughs> புரியுது, புரியுதுங்க, எங்க நான் இப்ப எனக்குமே அப்பிடிதாங்க, எங்க கணவர் வந்து நாகர்கோவில் சைடு, அவுங்க பேசுற எதுவுமே எனக்கு புரியாது. ஆ, நம் நார்மலா தான் பேசுவாங்க, ஆனா ஆ, இரு அப்பிடின்னுவாங்க, எங்க நாங்க வந்து சென்னை தான், இருன்னா, இருந்துட்டு போ அந்த மாரி அவுங்கள்துல வந்து இருனா உட்காரு அப்பிடின்னு அர்த்தம். ஐய்யயோ! இருன்னு சொல்றாங்களே! சரி நம்ம இங்க இருந்துட்டு போயிர்லாம் அப்பிடின்னு சொல்ட்டு, நானும் அப்புறம் பார்த்தா அவுங்க உட்காருனு சொல்றாங்க <inhales> அந்தமாரி பாதி வார்த்தை எனக்கு புரியவே புரியாதுங்க, இன்னும் நிறைய இருக்கு, நான், நான் திருமணம் ஆகி போம்போது, அ, கணவர் வீட்ல எல்லாரும் அ, கணவர் வந்து நம்மளுக்கு ஏத்தமாரி அவுங்க பேசிருவாங்க. ஒன்னும் கிடையாது, மாமனார், மாமியார் பொறுத்த அளவுக்கு, அந்த மொ அவுங்களோட அந்த பாஷையில பேசும்போது, ஒன்னுமே புரியாது எனக்கு, அப்போ நீங்க சொன்னமாரி தான், எனக்கு எல்லாமே சிரிப்பா தான் இருக்கும், அத பேசும்போது, அவுங்க பேசும்போதே.
ஆமாங்க. ம். ஆ. அய்யயோ! சரி. ம் ஆ. ஆமாங்க. <chuckles> ஆமா, எங்க அம்மா வேற என்ன சொல்லிக் கொடுத்துகிறாங்க, நான் சின்ன பொண்ணு தானங்க. எங்க எனக்கும் என் கணவருக்கும் வயசு வித்தியாசம் காட்டி அ மாமான்னு கூப்பிடுனாங்க, அந்த மாமாவே கொஞ்சம், கொங்கு ஸ்டைல்ல கூப்பிட்டா, அதுக்கு ஒரு கலாய்ப் <laughs>
<laughs> புரியுதுங்க, புரியுதுங்க. அதாவது நீங்க நாட்டுப்புற ஸ்டைலும், நகரப்புற ஸ்டைல்யும், நீங்க எப்பிடி வாழ்ந்தீங்க! நீங்க இருந்த இடத்தில இருந்து, வேறு ஒரு இடத்துக்கு போம்போது, நீங்க என்னென்ன இன்னல்கள்ல்லாம் சந்திச்சீங்கன்றத, ரொம்ப அழகா ஒரு, ஒரு இதையும் துல்லியமா நீங்க எனக்கு விவரிச்சீங்க. எனக்கு, எனக்கு அத கேட்கும்போது ஒரு படத்தில பார்க்கிற மாரியே இருந்துச்சு, உண்மைய சொல்லனுனா. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு எனக்கு, உங்கட்ட பேசினதுக்கு மி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி.
எனக்கு உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருந்ததுங்க, நன்றி.

இல்ல இல்லங்க. நிறைய ஆக்சுவலி ஊருக்கு ஊரு, அ சுவை மாறும்னு சொல்வாங்கலங்க, <chuckles> அது மாரி நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் வந்து, கொங்கு மாநிலத்துல தான் பிறந்து வளந்தேன். அங்க வந்து பாத்தீங்கனா, நம்ளுடைய சமையல் வந்து வேற மாரி இருக்கும். கொஞ்சம் காரம் எல்லாம் கம்மியா தான் சேத்துப்போம், நிறையா இருக்கு. ஆனா, இங்கு வந்து பாத்தீங்க அப்படினா, நான் கல்யாணம் பண்ணி வந்த இடத்துல வந்து பாத்தீங்கனா, சமையல் வந்து சுத்தமாவே வேற மாரி இருக்கும், ஆரம்பத்ல எனக்கு விருப்பம், பிடிக்கல. ஆனா, வந்து என்னமோ தெரியல, அ <chuckles> நான் அதுக்கு அப்பறம் வந்து, எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சுடுச்சு, சின்னதா ஒரு, அ சின்ன வெங்காயத்த வதக்கி, தக்காளிய வதக்கி, ஒரு அ குழம்பு தூள போட்டுட்டு, அ சும்மா கொஞ்சமா தண்ணீ ஊத்தி, ஒரு மாரி எங்க மாமியார் சொல்லிக் கொடுத்தாங்க, அது செஞ்சா அ சுடு சாதத்துக்கு அவ்ளோ நல்லாயிருக்குங்க, ஆனா எங்க அம்மா வந்து, <chuckles> இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க, அம்மா வந்து எல்லாமே அரச்சு ஊத்தி, மொளகாட்டி அரச்சு ஊத்துன்னு சொல்லுவாங்க, நான் அந்த ஊர் சைடுல, அப்டிங்க போது எல்லாமே மிளகு அரச்சு அம்மா வந்து செஞ்சு பழக்கிட்டு, இங்கே சிம்பிளா செய்றாங்கங்க, ரொம்பலாம் கிராமத்ல வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான சாமான்லாம் போட மாட்டாங்க.
மாறி, ஆ கண்டிப்பா கண்டிப்பா, அதனால தான் கேட்டேன். ஓ! சரிங்க, சரிங்க. கண்டிப்பா. அ. கண்டிப்பா. புளிக்குழம்பு மாரி வச்சுருவீங்களோ? <laughs> கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா.
குழம்பு தூள்னு ஒண்ணு அரச்சு வச்சிருவாங்க <chuckles> அந்த
கண்டிப்பா ஆமாங்க. அதுதான் ரொம்ப கை கொடுக்கும், இப்ப எனக்கெல்லாமே அதுதாங்க உதவும், எனக்குமே சமையல் தெரியாம தான், வ கல்யாணம் ஆன புதுசு தெரிஞ்சு, அது ஒரு மிளகாய் பொடி பொடி வச்சே, நான் எல்லா சமையலயும், முடிச்ச அளவுக்கு நாட்கள் உண்டு, <chuckles> நீங்க சொல்லும்போது,
சரிங்க. நானும் இப்போ அப்டி தாங்க பழகிட்டேன் <laughs> எங்க அம்மா வந்து கேட்குறாங்க, "இது என்னடி?", அப்படீன்னு. "அம்மா, இது தான் போடுவேன், எல்லா குழம்புக்கும் இதான் போடுவேன், பாருங்க", அப்டினு. <laughs> ஆரம்பத்ல, என்னோட அப்பா, அம்மா வந்து சாப்டும்போது, என் அப்பா, "என்னப்பா இப்படி இருக்கு?", அப்படின்பாங்க, அதுக்ப்பறலாம், இப்போ வந்து சாப்பிட்டு பழகிட்டு, "நல்லாருக்குமா. இதுவும் உங்க அம்மாவோட நீ தான்மா நல்லா செய்யுற", அப்டின்பாங்க. இது மாரி சமையல், ம்.
<laughs> <laughs> ஒரு சுவை. <laughs> கண்டிப்பா கண்டிப்பா, இத இத தவிர்த்து, நீங்க வேறு ஏதாச்சும் மாற்றங்கள பாத்தீங்களா? இங்கே இருந்ததுக்கு அங்க வந்து இந்த உடை கலாச்சாரம்ன்றதுமே மாறியிருக்கும். சில இடத்துலலாம் பாத்திங்கன்னா, இங்க கொஞ்சம் வேற மாரி, ப போட்ருப்பாங்க, அங்க வேற மாரி இந்த மாரி புடவதான் கட்டணும், இந்த சுடிதார் போட்டா, இப்டி தான் ஷால் நீ போட்டே ஆகணும், அந்த மாரி கூட சில இடத்துலலாம் சொல்லுவாங்க, அந்த கிராமத்து பக்கம் போயிட்டீங்கன்னா, அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு?
ஆ.